ஆமா. அவங்களுமே அழுத்தம் குடுப்பாங்க. அப்டி.
செரிங்க. ஆஹா. நீங்களும் போவீங்க?
அ நானுமே அவங்கள மொற சொல்லி அத்தை, மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டோம் நாங்களுமே. அப்போ அவங்க எல்லாத்துக்குமே மொறை செய்றதுக்காகவே வந்தாங்க. அத்தை, மாமன்னு கூப்பி்டனாலயே. அ நாங்க வந்து மொற செய்வேன் அப்டி சொல்லி, நான் என்னோட அந்த ப்யுபெர்ட்டி, ஃபங்ஷனுக்கு கூட வந்தாங்க. பூப்புணித நீராட்டு விழாவுக்கு வந்து. தட்டெல்லாம் வச்சு அப்டிலாம் வந்து பண்ணாங்க. அவங்க கலாச்சாரத்துல என்ன பண்ணுவாங்களோ, அது எல்லாமே எனக்கு வச்சு போனாங்க.
ஓஹோ! அருமைங்க. சரிங்க. ஆ. ஆமா, ஆமாங்க. ஆஹ. செரி, செரிங்க. <chuckles> ஆஹா! அருமைங்க, அருமைங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டன்னே சொல்லாங்க. ம்.
ஆ. நீ ஆமாங்க. அப்படி ஒரு அங் அங்க இருக்க எல்லா மக்களுமே சரி அந்த கிராமத்துல. அவ்ளோ நல்லா பழகுறாங்கங்க. நாங்க ஒரு 2 நாள் தான் இருந்தோம். அ அடுத்த நாள் கிளம்புற மாரி இருந்துச்சு. எங்கன்னா, ஒரு நாளைக்கு தான் அந்த லாட்ஜ் கேட்டருந்தோம். அந்த லாட்ஜ் கெடைக்காதனால அவுங்க வீட்டுக்கு கூட்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா, அப்படி சமைக்கிறாங்கங்க, அவுங்க சாப்பாடு அப்படி இருக்கு. அந்த மீன் சாப்பாடு சரி, மீன் குழம்பு சரி. அந்த எறா தோக்கு எறா ஒண்ணு ஒண்ணு அவ்ளோ பெருசா இருக்குங்க. அவ்ளோ பெரிய எறா நான் பார்த்ததே இல்லங்க. ஏரால்.
ஆஹா. செரிங்க. ஆமாங்க. ஆஹா. ஓஹோ! ம். ஓஹோ! செரிங்க. செரி, செரிங்க. நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஸ்பெஷலாம் செஞ்சிருப்பாங்க. ம்.
ஆமா அவங்க ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ற ஆட்கள் தானே. அந்த ந மீனவ வந்து அ அந்த மீன் அது எக்ஸ்போர்ட் பண்றவங்க தான். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லா ஐஸ் பெட்டிலவ அங்க வீட்டு வாசல் ஃபுல்லாவே பெட்டி, பெட்டியா இந்த மீன்கள் தான் இருக்கு. ஒவ்வொண்ணையும் திறந்து காமிச்சாங்க.
ஓஹோ! செரி, செரிங்க. ஆஹா. ஓஹோ! அ செரி, செரிங்க.
ஓ. அதெல்லாம் வந்து பாத்துட்ருந்தோம். அப்போ வந்து அவுங்க வந்து எ ஒவ்வொரு ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு வீட்ல சாப்டோங்க. அவுங்கல்லாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனா.
ஆஹா! ஆஹ. பரவாயில்லங்க. இத நான் எதிர்பார்க்கல. ம்.
ஆனா. யாருனே தெரியாத ஒரு மக்களுங்க அவங்க. அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு ஒருத்தவங்க வீட்லயும் ஒவ்வொரு வேள சாப்ட்டோம். அது ரொம்பவே இய அ ஒரு வித்தியாசமான உணர்வுங்க. ஆ ஏன்னா, யாருன்னே தெரியாதவங்கட்ட போய் பழகி, அவங்க வீட்ல சாப்பாடு சாப்ட்டு, அவுங்க வீட்ல தங்குற அளவுக்கு வந்து அப்போ பழக்கம்கள்லாம் அப்படி நல்லா பழகுனாங்க ஆட்கள். இப்போ யாரும் நம்பி பழக மாட்றாங்க இல்ல அ? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவ் அவங்க வைக்கிறாங்க இலையில, அந்த வஞ்சர மீன்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெருசா இருக்குங்க. நான் அந்த வஞ்சர மீன் எல்லாம் நான் அவ்வளோ பெரிய சைஸ்ல நான் பார்த்துக்கே இல்ல. உங்க மசால் தடவறதுமே, ரொம்ப வித்தியாசமா மசால் தட்வுறாங்கங்க. அந்த மசாலு அந்த டேஸ்ட்டு. அ இந்த ம் ம் கடலோர மக்கள்ன்றது தெளிவா தெரிஞ்சது அவுங்க சாப்பாடல. அவுங்க அவுங்
ஆஹ. செரிங்க. ஆமாங்க. ஆ. ஆமாங்க. மக்கள் பழகுறது அப்படி இருந்தது. ம். ஓஹோ! ம். சரிங்க. ஆஹா. ஆஹா. ஆஹா. இப்போ நீங்க வந்துட்டு அ சின்ன வயசுல பார்த்தத இப்ப ஞாபகம் இருக்குங்களா, என்ன மசாலா போட்டாங்கன்னு?

ஆ அது பெரிய திண்ண. அ அந்த திண்ணயில வந்துட்டு அங்க தான் எல்லாருமே படுத்திருந்தோம். அந்த மணல் காத்துக்கும் அதுக்கும். ஜீர, ஜீர, ஜீர, ஜீல்ன்னு அங்க படுத்துருந்தோங்க. அப்போ அவங்க வந்து இரவு உணவுலாம் சாப்ட்டுட்டோம். இரவு லேட் நைட்ங்கிறதுனால அவங்க கூடயே போனோம். சரின்ட்டு போயாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா, ப காலையில எந்திக்கிறோம். காலலேயே அவ்ளோ ஒரு மனம். அந்த எந்திக்கும்போதே மீன் கொழம்பு, மீன் வறுவல், எல்லாத்தோட தான் எந்திரிச்சோம். ஆ அவங்க காலையிலேயே சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்க வந்து தங்க தங்க மாட்டோம். நாங்க கிளம்புறோம்ன்ற மாரி சொல்லிட்டோம் அவங்கட்ட மொத நாளே. நாளைக்கு காலையிலே கெளம்பிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். அதனால. ஆனா, அந்த இரவு ஃபுல்லாவே ரொம்ப பேசிக்கிட்டே தான் இருந்தோம். அவுங்க அவங்க வந்து அவங்கள வந்து எங்க எங்கள வந்து ஒரு குடும்பமாவே நெனைச்சுட்டாங்கங்க. அவங்க குடும்பத்துல உள்ளவங்களா சித்தரிச்சு நீங்க வந்து அப்படியே எங்க மொகஜாட கூட எங்க குடும்பத்துல உள்ளவங்க அ மாரி இருக்கு. ஆ. நீங்க அவங்களே மீண்டு வந்த மாரி இருக்கு. அப்படிங்கிற மாரி ரொம்ப அவங்க புகைப்படம்லாம் காமிச்சாங்க. கொஞ்சம் ரிலேட்டடா தான் இருந்துச்சு. ஒரு வேளை நம்ம தான் போயி கீயி வந்துட்டோமோ? அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு தோண ஆரம்பிச்சருச்சு.
ஆ. சரிங்க. <laughs> அருமைங்க. ம் சொட்டும். ஆஹா சரிங்க. ம். <laughs> ஆஹ! சரி, சரிங்க. ஆஹா சரிங்க. ஆஹ. ஓஹோ! அதா. ம்ஹ்ம். ஓஹோ! ஓஹோ! சரி சரிங்க. அதான் அதாங்க. ம்.
அப்போ பாத்தீங்கன்னா, அப்புறம் சரின்ட்டு அந்த உணவு வந்து என்னால மறக்கவே முடியாதுங்க. அ அந்த எலை பாத் பட்டியல் பாதிய விட்டுட்டேன். அ வந்து சாதம், அ வந்து அங்க அந்த கருவாட்டு கொழம்பு, அப்புறம் வந்து மீன் கொழம்பு. அதலயும் வந்து இந்த தனியா பொறிக்கதுமே வித விதமா பொரிச்சிருக்காங்க. அந்த எறாத்தோ எறால் வந்து சின்ன சின்னதா 65 மாரி பொறிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தொக்கும் வச்சிருந்தாங்க. தொக்கு மாரி வச்சிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வஞ்சர மீனு, அப்புறம் இன்னொரு ஒன் மீன் இருக்குங்க, அது பாறையா? எதோ ஒரு பேருன்னு நெனைக்கிறேன். அது பாத்தீங்கன்னா நல்ல குண்டா இருக்குங்க. ஆனா சைஸ் வந்து சின்னதா இருக்கு. ஆ அது வந்தீங்கன்னா, அதுவும் செம ருசியா இருந்துச்சுங்க. அந்த மீன் அங்க தான் சாப்ட்டன் நா மொத மொத. அது அது அந்த மீன் அந்த மீனையும் வறுவல் தான் பண்ணியிருந்தாங்க. ஆ இது எல்லாம் எலையில இருக்குங்க. எத சாப்பட எத விதன்னே தெரியல. அந்த மாரி ஒரு எல அப்படி இருக்கு. ஆமா, அப்புறம் வந்து நல்லா சாப்ட்டு முடிச்சோம். சாப்ட்டு முடிச்சுட்டு, பாத்தீங்கன்னா, அங்க போறோம் அந்த கடற்கரையில உக்காந்து அ நண்டு ந நெறைய நண்டு ஓடுதுங்க. நண்டு அத புடிச்சு நண்டு பிடிக்கிறதுக்கு.
ஆஹான். ஆன், அதான் அதான் சொல்லுங்க, சொல்லுங்க. ம். ம். ஓஹோ! ஆமாங்க. ம். ஆஹான். சரிங்க. ஓஹோ! ஆஹா. ஆஹன். சரிங்க. ஆஹா. அருமைங்க. ஆ. அதான், அதாங்க. ம். ஓஹோ! அ நேர்லயே பாக்க முடியுது. அஹன்.

என்னங்க?
ஆ நீங்க போயிருந்தீங்கல்ல அந்த பயணத்தில. யார், யார் போயிருந்தீங்க உங்க கூடன்னு கேட்குறேன்.
ஆமா. ஆமாமா. நானு என் அத்தை மாமா, அப்புறம் வந்து எங்க அம்மா. ஆ அப்பறம் என் தம்பி. அவங்க அவரு பொண்ணுங்க 2 பேரு. மொத்தம் வந்து நாங்க ஒரு 7, 8 பேரு போயிருந்தோனு வைங்க. ம்.
சரிங்க. ஆஹா, சரி, சரிங்க. அத்தனை பேரத்தையுமே வந்துட்டு அவர் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய்ட்டாரு. ஆஹ. அருமைங்க.
ஆமாமா. நாங்க வந்து அது நாங்க 4 பேர் வந்து சின்ன பிள்ளைங்க தானே. அவங்க 3 பேரும்தான் ஆஹ 3 பேர் பெரிய ஆட்கள். நாங்க வந்து 4 பேர் சின்ன பிள்ளைங்க. ஆ, அப்டி இருக்கும்போது நாங்க எல்லாரும் போறோம், அவங்க வீட்டுக்கு. போனா, அது கடற்கறையே வந்து அவ்ளோ அமைதியா இருக்குங்க. ஏன்னா வந்து அவங்களோட படகுகள் தவர வேற யாருமே இல்ல அங்க. அ இது அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கமான விஷயங்கிறதுனால, அவங்க யாருமே அவ்வளவா அந்த கடற்கரைக்கு கூட வரமாட்றாங்க. அமைதியா இருக்கு.
ஆஹா சரி, சரிங்க. ஆஹ. ஓஹோ! ம். <grunts> ஓஹோ! அதான், அதான். புரியுதுங்க. ஓஹோ! சரி, சரிங்க.
வீட்டுக்கு முன்னாடி கடலு அப்டி இருக்குங்க. அவங்க ஆமாங்க, அப்டிதாங்க இருந்துச்சு. ஆனா அது கொஞ்சம் சேஃப்டி கிடையாதுல்லங்க. ஏனா வந்து, அதுல தான் வந்து அவங்க குடும்பமே அடிச்சுட்டு போனதும் அந்த இடத்துல தான். ஆனா வந்து அவங்களோட மீனவ குடும்பம் அங்க தான் இருந்து, அங்க தான் வாழ்ந்து அங்க தான் இது பண்ணாங்களாம். அதனால அந்த தரவாம அவங்க. ம்.
ஆ, எப்டி இருக்குங்க? நம்மளோட கனவு இல்லம்ங்குற மாரி இருக்கும். அ. ஆஹா, புரியுதுங்க. ஆனா, அ பாதுகாப்பு இல்ல அப்டினாலும், பார்க்கறக்கு அழகா இருக்கு. ஆனா பாதுகாப்பு இல்ல. அதான் சொல்லுவாங்க. அழகா இருக்கிறது ஆபத்தானது அப்டின்னு சொல்லுவாங்கல்ல! அந்த மாதிரி. ம்.
<chuckles> அந்த மாரி அவங்க வீட்டு கிட்டக்க இருக்கவங்க கடலும் வந்து, வீடும் அவங்க வாசல்ல வந்து அந்த கரைய கடை கடலோட தண்ணீ வந்து வாசல் வரைக்கும் அலை வந்துட்டு போகுனா பார்த்துக்கோங்க. அப்ப எந்த அளவுக்கு
ஓஹோ! சரி, சரிங்க. ஆஹ.
இவ்ளோ கிட்டக்க இருக்குங்க எனக்கு எனக்கு அதான் முத தடவ பாார்க்குறேன். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா
சரி, சரிங்க. ஆஹா. உங்களுக்கு பயம் வரலேங்களா? ஏன்னா, அவரு மொதல்லயே வந்துட்டு சுனாமியில எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போம்போது, உங்களுக்கு அந்த பயம் வரலேங்களா?
ஆமா, அந்த பயம்லாம் வரல. ஏன்னா, அது சுனாமி வர காலம் கிடையாதுல்ல. நமக்கு தான் தெரியும்ல்ல. இப்ப சுனாமி வரும், வராதுன்ற சொல்லுவாங்கல்ல. செய்திகள்லயே நெறைய தெரியும்ல்ல நமக்கு. இப்ப வந்து நாங்க போனப்போ அந்த மாரி காலம் கிடையாது. வெயில் காலம் தான். அதனால அது கொஞ்சம் தைரியமா தான் இருந்தது. ஆ. பாத்தீங்கன்னா கோடைக்கு கோடை விடுமுறைக்கு தான் இந்த பயணம் போணோம் <chuckles> நாங்க. அ அவங்க ஆமா. ஆனா இப்டி யாரோ ஒரு புது மனிதர் கூட நம்ம போமாட்டோம் இல்லையா? அப்டி போய் பழக்கமானவங்க தான். ம்.
சரி, சரிங்க. ஓஹோ! ஆமாங்க. ம். ஆமா, ஆமாங்க. ஆஹ. சரி, சரிங்க. ஆஹா. அதனால தப்பிச்சுக்கிட்டீங்க. ம். கண்டிப்பா போமாட்டேங்க. அதனால தான் நான் கேட்டேன். எத்தன பேர் இருந்தீங்க? அப்டின்னு. <laughs>
அதுதான், அதுதான். அவர் ஒரு ஆண் துணைங்கிறது என்னோட மாமா மட்டும் தான் மிச்சு. எல்லாருமே நாங்க அ பெண்கள் 2 பேரு எங்க அம்மா அ அத்த அப்புறம் வந்து கிட்ஸு நாங்க 4 பேர் இருக்கோம். இப்டிதான் போயிருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவ்ளோ கைண்டா வந்து பழகுனாங்கங்க. அ இப்போ வரைக்குமே எங்க கூட சொந்தமா <chuckles> இருக்காங்க. நான் குழந்தையா இருக்கும்போது போயி அவங்கள பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே. எனக்கு எனக்கு நான் வயசுக்கு வந்த ஃபங்ஷன்லருந்து எல்லாத்துக்குமே அங்க வந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க! <chuckles> அப்ப.
ம். சரி, சரிங்க. ஆஹா. ஆஹா. அருமைங்க, அருமைங்க. சரிங்க. அருமைங்க, அருமைங்க. அதாவது நீங்க இங்கருந்து கூப்புட்டுருவீங்க? அழைப்பு குடுத்துருவீங்க?